கண்டிப்பா கண்டிப்பா.
<laughs> அதுக்கு ஈடு என வேற ஒண்ணுமே இல்ல. காலை நேரம் நல்லா துவங்கணும்னா வந்து, ஒரு அரிய சுவையுதயம் புதிய சன்ரைஸ்னு சொல்ல வரேன். ஆ.
<laughs> ஆ, ஆமா. நல்ல விளம்பரம்லாம் நல்லா பார்ப்பீங்க போல இருக்கே.
ஆ, ஆமாங்க. ரொம்ப ஒரு எனக்கு அதான் அதாவது அப்படிங்கிறத விட வந்து, இந்த காஃபிய பத்தி ஒரு விளம்பரத்த போட்டாய்ங்கன்னா, எவ்வளோ ஜாலியா குடிக்கிறாங்க புருஷனும் பொண்ணும்.
ஆமா, BRUக்குமே வந்து இப்ப ரொம்ப விளம்பரம் பண்றாங்கல்ல!
ஆமாங்க. அது வெறும் காஃபி இல்லப்பா BRU காஃபி அப்படிங்கறது தான் அங்க. பில்டர் காஃபி இல்ல அது.
ஆமா. அதுவும் வந்து இந்த ஃபில்டர் காஃபின்னு சொல்லம்போது, நமக்கு அந்த ஃபில்டர் காஃபி வீட்ல போட்டோம்னா, அந்த ஒரு சரியான பக்குவம் வந்து வரமாட்டிக்குதுல! கடையில குடிக்கிற மாதிரி ஃபில்டர் காஃபி வந்து, நமக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி அந்த மாரி ஒரு
ஆ. ஏன்னா, அது நீங்க வந்து, இந்த காப்பி பொடியோட இது அளவு கொஞ்சம் கூட்டிக்கங்க. நல்லா சிக்கரி அதிகமா இருக்கிற காப்பி பொடியா வாங்குங்க.
ஆ. சரி சரி.
அந்த மாதிரி வாங்கிட்டு, கொஞ்சம் அந்த ஃபில்டரோட நாலாம் வந்து ஃபில்டர் பகுதி அந்த மேல இருக்குது இல்லையா? அதோடய பகுதி வர நான் வந்து பொடியை போட்டு, பின்ன பாக்கி வந்து, நான் சுடு தண்ணீய ஊத்திட்டு, மொதலா வர அந்த டிகாஷன் எடுத்து நான் தனியா வச்சுருவேன்.
ஆமா. ஓ! சரி சரி சரி.
அ அதிலிருந்து நீங்க ஒரு துளி துள்ளி ஒரு டிகாஷன போ ஊத்திட்டு, அது மேல பால ஊத்தினால், நல்ல கலரும் கெடைக்கும், நல்ல மணமும் கெடைக்கும்.
அப்பிடியா! சரி சரி சரி. நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். இது மாதிரி ஆ, இது மாதிரி வேறு ஏதாவது உணவுகள் வந்து, உங்களுக்கு வாசனையிலே ஈர்த்த உணவுகள் பற் பத்தி சொல்லுங்க. ஒரு பட்டியல் இருந்தா அதக்கூட சொல்லலாம் நீங்க. ஏனா, நெறைய வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி மனம் மனத்தில ஈர்த்து சாப்பிடுறது அதிகமா நம்ம வந்து ந சாப்ட்டுருப்போம்.
ஆமாங்க. <chuckles> கண்டிப்பா, செஞ்சு பாருங்க. <laughs>